ஆமாம்ங்க. இந்த நகரம் அப்டிதான், அப்டி இருக்கும்போது ரொம்ப ஹீட்டா இருக்கும் நமக்கு அது. நமக்கே வந்து ரொம்ப அடிக்கடி சூடு பிடிச்சுக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கே வரும். அப்ப குழந்தைகளுக்கு சொல்லவா வேணும்? ரொம்ப இதாருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து நல்லா தூங்கணும் அப்படின்றக்காக, நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வீசிட்டுருப்போம் உட்காந்து. அ, அதுவும்ல்லாம, அந்த ஏரியா வந்து கம்பெனி பார்த்த ஏரியாவா! அதனால ரொம்ப அடிக்கடி இரவு நேரங்கள்ல கரண்ட் போய்க்கிட்டே இருக்கும். அதுவே கூட கொஞ்சம் கடுப்பா இருக்கும். எ இருந்தாலுமே நமக்கு பிரச்சனை தான். அப்படி இருக்கும்போது நாங்க வந்து, அ அப்டிதான் அவங்கள பாத்துக்குவோம். இப்ப வந்து, தூங்க வைக்கும்போது நான் படுக்க வச்ச உடனே இவிங்கெல்லாம் சண்ட போட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 பேத்து எடையில படுத்துருவேன். இடையில படுத்துட்டு, ஆ இரு அம்மா கத சொல்றேன், இது சொல்றேன், அது சொல்றேன்னு, அப்படியே வந்து ஒரு கதைய ஆரம்பிச்சு கொண்டு போயிகிட்டுருப்பேன். அதிலேயே வந்து ஒரு பாதி தூக்கம் வந்துரும் அவங்களுக்கு. ஒ ஒரு சில நேரம் வந்து ஒரு சில நேரம் பாட்டு பாட சொல்லுவாங்க. "மா தாலாட்டு பாடுறியா, கொஞ்ச நேரம் பாடுனினா, நான் நான் சீக்கிரம் தூங்கிருவேன் அப்படிம்பா. செரிண்டு, ஒரு சில நேரம் பாடுவேன். ஒ ந நமக்குதான் குரல்வளம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது இல்லயா? அதனால, அ ஏதோ, எனோ தானோன்னு பாடிக்கிட்ருப்பேன். அ அவளதான். அந்த பாட்டு பாடி முடிச்சிட்டேன், நீ கேட்டு நான் பாடிட்டேன், நீ தூங்கி தான் ஆகணும் அப்டிம்பேன். அவளும் "சரிம்மா, நீ எனக்காக பாடிட்ட, நல்லா பாடுன" அப்டின்னு நம்மளையும் என்கரேஜ் பண்ணிட்டு, அவங்க வந்து மெத்துக்கு தூங்க போய்ருவாங்க. ஆனா படுத்து கொஞ்சம் அசதியாகிட்டாங்கன்னா, நல்லா தூங்கிருவாங்கங்க. இதே இது அந்த பகல்ல வந்து ஒருக்கா தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இரவு வந்து 12 மணி ஆனாலும் இழுத்துட்டுருப்பாங்கங்க, பயங்கரமா இழுத்துட்டுருப்பாங்க தூங்காம.
ம். <tsk> ம். ஆமா. ம், ம்ஹ்ம். அ. ஆமாமா. ஓ! ம், நல்ல விஷயம். அ. <chuckles> <chuckles> ம். ம். அ. ம். ஆ. ஐயயோ! அப்ப ரொம்ப உங்களுக்கு கடுப்பால இருக்கும், நம்பளும் தூங்க முடியாது.
பயங்கர கடுப்பா இருக்கும். அந்த நோ நேரம் மட்டும் மாறுபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பகல்ல இதுங்க வந்து தூங்கி, அ ஒரு ஃப் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிடுச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் நானு. அதுக்காகவே பகல்ல தூங்க வைக்கவே மாட்டேங்க நானு. அந்த மாரி தான் வந்து பண்ணுவேன். தூங்க வைக்காம தான் மெயின்டெயின் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஆனா ஒரு சில நேரம் அப்டி ஆயி போயிருது. <chuckles>
ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். அதான். ஆமா. ம். என்னா பண்ணுறது? அப்டிதான் இப்ப ஒரு சிலவங்க வந்து இந்த இரவு நேரம் இரவு தூக்கம் வர்றதுக்காக, அந்த மேலே செவுறு சொல்வோம் பாத்தீங்களா? அங்க வந்து, அந்த ஏதோ ஒரு இந்த வானம் மாதிரியே இருக்கதுக்காக அந்த ஒரு ஸ்டிக்கர்லாம் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் நீங்க முயற்சிக் முயற்சிந்ருக்கீங்களா?
ம். நான் எனக்கு வந்து எங்க அம்மா முயற்சி பண்ணியிருக்காங்க. நாங்க இருக்கது வாடக குடியிருப்பு அப்டிங்கிறதுனால நான் பண்ணல. ஆனா அப்போ அது நல்லாயிருக்குங்க அது. இந்த ரேடியம் ரேடியம் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. அ அது வந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம், ஸ்டார்லாம் ஒட்டி, அத பாத்தாலே நம்ம என்னமோ வானத்தில, மொட்ட மாடியில படுத்துக்க மாரி ஒரு சுகம் கிடைக்கும். கண்டிப்பா அத பாக்கும்போது ரொம்ப அமைதியாவும் இருக்கும். நல்ல தூக்கமும் வரும் அது. அது
ம். ஓ! புரியுது. ம். ம். ஆமா, அதேதான். அ. ம். <chuckles> ஆமா. ஆமாமா, சரியா சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி இல்லாட்டி, நீங்க வந்து மேல ஒட்றதுக்கு பதிலா, இல்லாட்டி அந்த ஒரு லைட் மாரி இப்ப ஒண்ணு விக்குது பார்த்தீங்களா? அப்படியே சுத்தும்.
ஆமா, இப்ப நான்